அந்த இடத்துல, அ அது ஒரு அது ஒரு கிராமம். கிராமத்துக் மாதிரி இடந்தாங்க. அந்த இடத்துல, அந்த வயல்வெளிகள்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல, ச ச அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா வேலைகள் இருக்கும். ஆனால், இந்த இடத்த அவங்க பார்த்தவுடனே, அவங்க உடனே ஓடி வந்து, அவங்களும் ஒரு அணியா சேர்ந்து, எங்க கூட சேர்ந்து அவங்க அந்த பேருந்தை தள்ளி, அவங்க ஆன் பண்ணி கொடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க.
ஆஹ். ஓ, ரொம்ப அருமையா சொன்னீங்கங்க. என்னா இந்த, சில நேரங்கள்ல வந்து எதிர்பாக்காத இடத்துல இருக்கறவங்களோட ஒரு அந்த ஒரு கூட்டமைப்பா நாம சேரும் பொழுது தான் வந்து, நெறைய விஷயங்கள வந்து நம்மளால முன்னெடுத்து பண்ண முடியும். இப்ப எனக்கு இன்னொன்னு என்ன தோணுதுனா, இப்ப பல இடங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்க முக்கியமா வேலை செய்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படினா, அவங்க வந்து வெறும் வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு இப்போ ஒரு மேலாளருக்கு கீழ இருக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே வெறும் கலீக்ஸ் ஆ மட்டும் தான் இருப்பாங்க. கரெக்ட் ங்களா? அவங்களுக்குள்ள ஒரு நட்புங்குறது வந்து, வேலை தாண்டிய நட்பு வந்து தேவையில்லைன்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து எல்லாரும் கூட்டா சேர்ந்து ஒரு புராஜெக்ட் எடுத்து பண்ணுகிறாங்க, அப்படின்னும் போது அந்த இடத்துல இந்த நட்பு ஏன் தேவைப்படும்? ஒரு அணியா இருக்குறாங்க. ஒகே! ஆனால், அணி அந்த அணிக்குள்ள ஒரு நட்பு தேவைப்படுது. ஒரு ஒத்துழைப்பு ஏன் தேவை அப்பன்னு நீங்க நினைக்கிறீங்க?
செரிங்க. <smacks lips> கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. இது ஒரு ஒரு அருமையான கேள்விங்க! ஒரு குழுவா இருக்காங்க. அந்த இடத்துல அவங்கள அ குழு தலைவர் வந்து, ஒவ்வொருத்தருக்கும் இந்த இந்த வேலைன்னு சொல்லி குடுத்துருவாங்க, இல்லங்களா?
ஆமா.